நிச்சயமா, இப்ப சமூக ஊடகங்கள் இன்னைக்கு உலக ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொன்னா கூட, அது மிகையாகாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு விஷயமாகட்டும் அந்த சமூக ஊடகத்துல வந்து உடனடியாக மக்களுக்கு எளிதில் கொண்டு போய் சேர்க்கப்படுது. அது வந்து நல்ல வகையில சேர்க்கப்படுதா, அல்லது அதில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அல்லது மிகைப்படுத்தப்படுதா அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். அது அதை வந்து பொறுமையா தான் நம்ம புரிஞ்சிக்கணும். ஆனா, ஆ எவ்வளோ விரைவா ஒரு ஒளி வேகத்துல ஊடுருவி செல்லுது அப்படின்னா அப்படி கூட சொல்லலாம். ஒரு காட்சி ஊடகத்துல அதாவது நீங்க ஒரு பார்க்கக்கூடிய ஒரு செய்தி தொலைக்காட்சியில ஒரு தகவல் வருவதற்கு முன்பே, இந்த சமூக ஊடகத்தில உடனடியாக யாராவது ஒரு நபர், பார்ப்பவரெல்லாம் ஒரு செய்தியாளர் அப்படிங்கிற மாரி நிலைமை இருக்கு. உடனடியா குடுத்துருவாங்க.
கண்டிப்பா. கண்டிப் அ கண்டிப்பா.
அது ஏதோ அன்றாட நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள் மட்டுமல்ல. அ ஏதாவது ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி, அதை நிறைய அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களோட விஷயங்கள வைத்து எழுதுவாங்க. அதே நேரத்தில, ஒரு சிலர் பார்த்தீங்கணா, ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய அனுபவங்களை பகிர்வாங்க. இன்னும் சிலர் வந்து ஒரு விமர்சனங்களை எழுதுவாங்க. இன்னும் சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள ரொம்பவே நயமா அவங்களுக்குத் தோணுன பாணிள, அதே நேரத்தில ஒரு எழுத்து எழுத்தாளர் போல எல்லாம் எழுதிக் குடுப்பாங்க. அப்ப நமக்கு வந்து அதை படிக்கிற பொழுது, ஒரு மாறுபட்ட சிந்தனை உருவாகலாம். மாறுபட்ட சிந்தனைனா, ஓ! இப்படியும் கூட இந்த விஷயம் எல்லாம் இருக்குமா? ஓ நாம் ஏற்கனவே ஒரு தெரிந்த விஷயத்தைக் கூட, அந்த சமூக ஊடகத்தில நாம் படிக்கிற பொழுது நமக்கு வந்து புதிதா அதைப் பற்றிய ஒரு அபிப்பிராயம் ஏற்படலாம். அ நமக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயம் கூட தெளிவு பிறக்கலாம்.
கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஆமா ஆமா கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நேரம் அமைஞ்சு, நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தெளிவு பெற்ற நேரம் உண்டா?
நிறைய இருக்கு. அதாவது நான் ஒரு ஒரெ ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு உ உங்களுக்கு எளிதில உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக, ஒரு எளிமையான ஒரு நான் படித்த ஒரு விஷயத்தையும் சொல்றேன். ஒரு ஒரு நடிகர் ஒருத்தர் இருந்தார். அதாவது அவரு வந்து ஹிந்தில ஒரு பிரபலமான நடிகர். "நானா படேகர்" அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அவர் தமிழ்லயும் நிறைய படங்கள் நடிச்சி ருக்கார். அ இந்த "பொம்மலாட்டம்" அப்படின்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா நீங்க?
ம் சரிங்க. ஆ கண்டிப் ம் சரிங்க. இல் இல்லைங்க.
சரி ஒகே. அந்த பொம்மலாட்டம் அப்படின்கிற படத்தில, அவரு ஒரு டைரக்டரா நடிச்சிருப்பாரு. அ ஆ இப்போ புரியுதா? அதுல வந்து எந்நேரமும் அந்த டைரக்டர் அந்த பொண்ணை வைச்சு இயக்குனர். அவர் தான் "நானா படேகர்." அவர் அவர் வந்து ஒரு அடிப்படையில ஒரு இயக்குனர். அது அடிப்படையில ஒரு நடிகர், குணச்சித்திர நடிகர். அவர் வந்து ஹிந்தியில மிகப்பெரிய நடிகர். தமிழ்லயும் நிறைய படங்கள் நடிசச்சிருக்கார். இப்ப அவரைப் பார்த்தா, ஒரு பயங்கரமான வில்லன் போல தானே இருந்தார் அந்த படத்தில. அந்த பொண்ணை வைச்சு கொடுமைப்படுத்துவார். ஒரு மாதிரி பண்ணுவார். வேறு சில படங்களிலும் வில்லனாக நடிச்சிருப்பார். ஆனா அவருடைய உண்மை வாழ்க்கை வந்து மிக மாறுபட்டதா இருந்தது. அத வந்து நான் எப்படி தெரிஞ்சுகிட்டேனா, ஒரு சமூக ஊடகத்தில வந்த ஒரு கட்டுரையைப் படிச்சேன்.
ஓ சரிங்க. ஆ பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன். க ஞாபகம் வருதா? ஆமா. ஆ ஓ சரிங்க சரிங்க. ம் சரி. ம் சரிங்க சரிங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. ஆமாமா. ஓ! சரிங்க சரி.